சொல்லுவோம், "உனக்கு என்னப்பா உனக்கு வேல கிடைச்சிடுச்சு, நீ அந்த திமிருல தான் பேசுவ." அப்படின்னுவான் ஏன்னா, அவனுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும். கண்டிப்பா. இப்போ அந்த இடத்துல நம்ம
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. நம் நம்ம கூட இருக்க நம்ம தோழர்களுக்கெல்லாம் கிடைச்சிடுச்சு நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், வருத்தம். ஆ அதனால சில வார்த்தைகள் வரும். ம்.
நிச்சயமா. விடுவாங் விடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு? கொஞ்சம் தூரமாகாவே இருந்துக்கணும். அதாவது அந்த இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சுங்கிறதுனால சரி. நண்பன் வந்து ஏதோ ஒரு ஆதங்கத்தில பேசுறான். நம்ம கொஞ்சம் அவனுக்கு ஸ்பேஸ் குடுக்கணும். கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அவனுக்கு. கொஞ்சம் எடைவெளி கொடுக்கணும் அவனுக்கு! அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லாம சொல்றான். கொஞ்சம் என்ன தனியா விட்டுடு. என்கிட்ட பேசாத அந்த நேரம் அப்டிங்கிற மாதிரி.
ஆ. ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். கண்டிப்பா. ம். ம், ம். ஆ. ம். ஆமா. ஆ.
அது நாளடைவில் சரியா போயிடும். கண்டிப்பா வந்து அது பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளடைவில் சரியா போயிடும். காரணமே இல்லாம, முறிச்சுக்கிற அந்த நட்பு வந்து, அது ரொம்ப நாள் நிலைக்காது. அந்த முறிச்சுக்கிற அந்த பீரியட் வந்து, சீக்கிரமா சரியா போயி்ட்டு, "டேய்! நான் அன்னைக்கு இந்த மாதிரி த இதுவா பேசிட்டேன். தெரிஞ்சுக்காம பேசிட்டேன். அவசரப்பட்டு. கோபப்படாதே!" அப்படின்னு சொல்லிட்டு பேசுற நட நண்பர்களும் உண்டு. அது ஒண்ணு.
கண்டிப்பா. ம். ம். ம். ம் ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சொன்னீங்க ஐயா! அதாவது என்னன்னா நம்ம ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்க, அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே, நம்ம அவங்களுக்கான ஒரு எடைவெளி கொடுக்கணும். கொடுத்தா தான், அவங்க வ செய்ற, அந்த தவறுகள வந்து அவங்க திருத்திக்கிறதுக்கான ஒரு நேரம் அவங்களுக்கு கிடைக்கும். அதை யோசிக்கறதுக்கான நேரமாவும் அது இருக்கும். அத விட்டுட்டு அத மேலும், மேலும் நம்ம போய் அவங்கள அழுத்தும்போது, அதுலருந்து அவங்க வந்து எப்படி தப்பிக்கலாம், இல்லன்னா, இத எப்படி நம்ம அப்படியே ஒதுக்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான், அவங்க போவாங்க. ஆ அதுக்கு நீங்க, அருமையா ஒரு வழி சொல்லியிருக்கீங்க.
ஆமா. நிச்சயமா. இது. கண்டிப்பா.